ஆ கடவுள் நமக்குன்னு ஒரு ஆள் அனுப்பி வைப்பாருங்க. <laughs> இப்போ புரியுது அவர்கிட்ட உதவி கேட்டிருப்பீங்க இல்லையா? ஆ.
<laughs> ஆமாங்க <snorts> அதாது அந்த வண்டிய பார்த்த உடனே எங்க கண்ணெல்லாம் பார்க்கணும். அப்டியே எங்க பசியெல்லாம் போய் அது கண்ணெல்லாம் இருட்டிருச்சு அது வரைக்கும் "ஐயயோ"ன்னு. ஆனா வந்து அந்த வண்டில அந்த லைட்டல்லாம் பார்த்த உடனே "அப்பா போலீஸ் வந்துட்டாங்கேடா நம்ம தப்பிச்சோம்" அப்டிங்கிற மாரி ஒரு <chuckles>
ம், ம், ம். அதான் அதான் ஒலி வந்துவிட்டது நாங்கள் தப்பிக்க வழி வந்துவிட்டது அப்டின்ற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும்னு நினைக்கிறேன். அ.
ஆமா. ஆமாங்க. அதாது காவல்துறை உன் நண்பன் அப்டிங்கிறாங்கேங்கல்ல உண்மைதாங்க அது. ஆ என்னென்னா வந்து அவங்க வந்தோன்னே "என்னம்மா? என்னப்பா? வண்டி இங்கே நிறுத்தியிருக்கிறே"ன்ற மாரி அவங்க கேட்டாக. அப்போ 2 பேர் இருந்தாங்க அந்த வண்டியில. அப்போ நாங்க வந்து என்னோட வீட்டுக்காரருக்கு வந்து தமிழ் பேசுவாரு. ஆனா அவர் பேசுற தமிழ் அவ்வளோ ஈஸியா வந்து தமிழ் பேசுகிறவங்களுக்கு புரியாது.
அ. ஓ! பிகின்னர் லெவல்ல பேசுவார் போல.
ஆ அப்போ வந்து ஆ அ அந்த காலத்தில அப்டிதான் அதாது எப்படின்னா வந்து அ அ "அந்த ஊருக்கு எப்டி போகுது?" அப்டின்னு <laughs> அந்த மாதிரி ஆ அப்ப அந்த மாரி கேட்கவும் இவங்க பார்த்தாங்க. அப்ப எனக்கு புரிஞ்சிருச்சு சரி ரைட்டு இவுங்களுக்கு பேசுறது புரியல அப்டின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு அப்ப நான் சொன்னேன். "எங்களுக்கு வந்து இந்த மாரி மெயின் ரோட்டுக்கு கொஞ்சம் வழி வேணும், இந்த மெயின் ரோட்டுக்கு போணும், என்ன பண்ணணும்னு தெரியல தெரியாத்தனமா இங்கே வந்து மாட்டிக்கிட்டோம்." அப்டின்னு நாங்க சொன்னபோது, அவங்க சொன்னாங்க ''புள்ளைங்கல்லாம் வச்சுட்டு நீங்க இந்த மாரி ஒரு ரிஸ்க் எடுத்ததே ரொம்ப தப்பு'' அப்டிங்கிற மாரி ஒரு அறிவுரைய ஃபர்ஸ்ட்டு தந்தாங்க.
அஹஹஹ. ஆஹ. ஓ. அதாது இருட்டு நேரத்தில வந்திருக்க கூடாது அப்டின்னு சொல்லிட்டு. அது இல்லாம ம்.
அத அதான். இல்ல நாங்க சொல்லிட்டோம் நாங்க சொல்லிட்டோம் "இந்த மாரி நாங்க இத பார்த்தோம் வந்தோம்" அப்டின்னு சொல்லிட்டோம். அப்ப இந்த மாரி ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு நாங்க.

அதுவும் அதுவும் ரா ரொம்ப ராத்திரிங்கிறது அது நா என்னது 12 மணிக்கு அப்புறம். அ அந்த மாரி ஒரு 1 மணிக்குள்ள அந்த மாரி இருக்கும். குழந்தைங்க
அச்சச்சோ! ஓ! இப்போ நைட்ல ஜிபிஎஸ் நம்பி நீங்க போயிருக்கீங்களா, கொழந்தைலாம் கூட்டிட்டு.
எ நம்பணும்னு நம்ம கூகு நம்பணும்னு முடிவு பண்ணிட்டோம். அது காலைல இருந்தா என்ன? ராத்திரி தானே போவோம். ஒரு ஆள நம்பணும்னு முடிவு பண்ணோம்னா
இல்ல இருந்தாலும் பகல்ல கொஞ்சம் வெளிச்சம் இருக்கும். நைட்டு இருட்டா இருக்கும் அப்போ ஆ.
அதுக்கா சொல்றீங்க. சரி போன இடச்சுல நம்ம வாய் இருந்தா பொழச்சுக்கலாம் இல்லயா ஆனா வாய் இருந்தா கேட்கறதுக்கு அடுத்து ஆளு வேண்டாமா?
ஆமா அதுதான், பகலனா இந்த மாரி ஆள் இருப்பாங்க வாய் வச்சு பிழைச்சிக்கலாம். இது நைட்ல யாருமே இருக்க மாட்டாங்களே அப்போ என்ன பண்ணுவீங்க? ஐயோ யோசிக்கவே பயமா இருக்கு எனக்கு. அ சொல்லுங்க சொல்லுங்க.
<chuckles> <laughs> ம். அதுவும் பார்த்தீங்கனா அப்டியே வந்து இருட்டயிடுச்சு கும்முனு இருட்டா இருக்குது. வண்டி வந்து திம்மு திம்முன்னு குதிக்குது போற ரூட்ல எல்லாம் அது என்ன ரூட் ஒண்ணுமே தெரியல்ல. சரி நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் போனா எப்படியாவது ஜிபிஎஸ் கேடச்சிடும் புடிச்சிடுவோம் அப்டின்ற மாரி ஒரு நம்பிக்கையில போகும்போது, கடவுளே அந்த இதுவுமே போய்டுச்சு அந்த மொபைல் பேட்டரி எல்லாம் பசங்க மொபைல் பாத்து பாத்து முடிச்சுட்டாங்க.
ம்ஹ்ம். ஓ! சார்ஜும் போச்சு இப்போ
அப்போ என் ஆமா பவர் பேங்க் எங்க வீட்டுக்காரர் கேட்கிறாரு எங்கடி அதுன்னு அய்யயோ அந்த மேசை மேல வைக்கிறது எப்பவும் போல தானே.
மறந்து வச்சிட்டு வந்துட்டேன். ஆஹ. அதாவது எல்லாம் ஒரே நேரத்தில தான் நம்மள பழிவாங்கும்.

அதாவது ஒரு வாழ்க்கைன்னா ஒரு மழை இருக்கணும், ஒரு வெயில் இருக்கணும் மாறி மாறி வரும்போது தான் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்போ
நிச்சயமா நிச்சயமா. அந்த சுவாரஸ்யம்ன்றது அப்போதானே வரும். சந்தோஷமாவே போயிட்டுருந்தா பிரச்சனை தான் எதாவது சண்டை வரணும், அதுக்கப்புறம் திரும்ப சேரும்போது அந்த பாண்டிங் நல்லாயிருக்குனுலாம் நிறைய பேர் சொல்லுவாங்கல்ல. அந்த மாதிரி பயணமும் ஒரே பாதையில போகும்போது, அவ்ளோ சுவாரஸ்யமா இருக்காது. "இத தான் நம்ம பார்த்துட்டோமே," அப்டின்னு புதுசா ஏதாவது பார்த்தா தானே, அந்த அட்வென்ச்சர் அந்த மாதிரியான ஒரு உணர்வுகள் கிடைக்கும்.
ஆமாங்க. ஆமாங்க. அதுதாங்க சரியா சொன்னீங்க. அந்த அட்வென்ச்சர் அது எங்களுக்கு ரொம்ப புடிச்ச ஒரு விஷயம். ஆ அதனால வந்து நாங்க என்ன பண்ணோம், ஒரு, ஒரு முறை வந்து நாங்க இங்கேருந்து வந்து கேரளா போகும்போது, "சரி மூணார் வழியா போவோமே," அப்டிங்கிற மாரி நம்ம முடிவெடுத்தோம் நானும் என் வீட்டுக்காரரும். குழந்தைங்களுக்கு வந்து அது ஒரு பெரிய என்ன சொல்றது ஒரு சர்ப்ரைஸா வச்சிருக்கலாம். சொல்ல வேண்டாம் அப்டிங்கிற மாரி நாங்க 2 பேரும் பேசி வச்சுக்கிட்டோம். ஆ கெளம்புனோம் தமிழ்நாட்டுலேருந்து போறோம் அங்க, வழியில போய்க்கிட்டே இருக்கோம் நாங்க நிறையா கற்பனைகள் அப்படியே பசங்க கிட்டலாம் கேட்குறோம் "இந்த மாரி இல்ல ஊர்லாம் நீ கேள்விப்பட்டிருக்கியா?" அதெல்லாம் பேசுறோம் பசங்களுக்கு ஆனா தெரியல நாங்க எதுக்காக கேட்குறோம்ன்றது
சரி, சரி. சரி. ஓ! சரி.
அந்த பயணத்தில கேட்கும்போது கொழந்தைங்களும், அவங்களுடைய ஆர்வமான விஷயங்கள்லாம் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த மாரி போயிட்டே இருக்கும்போது, என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நாங்க வந்து ஒரு சரியான நேரத்தில இப்போ வந்து கேட் இத்தனை மணிக்கு போடுவாங்கன்னு அங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குது. அப்போ அத்தனை மணிக்கு தானே போடுவாங்க. அதை நாங்க கணக்கு வச்சுக்கிட்டு சர சர சர சரன்னு வண்டி ஃபுல் ஸ்பீடுல போறோம் நாங்க. அ கூட வாங்க அப்படியே போய்க்கிட்டே இருக்கோம்.
சரி. ஆஹ. சரி. அதுதான் எனக்கு அப்டியே நான் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். நீ எந்த ஸ்பீட்ல போயிட்டு இருக்கீங்க? என்னலாம் பேசிட்டு போவீங்க? அப்டியே என் கண்ணு முன்னாடி அந்த படக்காட்சிகள் ஓடுது. நீங்க சொல்ல சொல்ல சொல்லுங்க. அஹஹ
ஆமாங்க. அருமை அருமை கேளுங்க. அ போய்க்கிட்டே இருந்தோமா, போய்க்கிட்டே இருக்கும்போது ,நேர சுர்ருனு போய்ட்டு ஒரு இடத்துல போய் நிறுத்துறோம் பார்த்தா எங்க முன்னாடி கேட்டை போட்டாய்ங்கெ ஐயயோ!
அடடா! இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கலையே! நீங்களும் அப்போ எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க, இல்லையா?
ஆ பார்த்தீங்களா. சத்தியமா எதிர்பார்க்கல ஏன்னா நாங்க அவ்வளோ சீக்கிரம் போய்ட்டோம்.
ஆ. ஹா, ஆ.
ஏன்னா இவ்ளோ நேரத்துக்கு முன்னாடி இப்படி போயிட்டோமேன்னு, எங்க வீட்டுக்காரர் எறங்கி சண்ட போட போறாரு. அப்ப கூட நான் சொன்னேன் "கொஞ்சம் அமைதியா இருங்க இந்த மாதிரி எடத்துலலாம் வந்து பிரச்சனைகள் வேண்டாம்." நம்ம என்னங்கிறத பார்ப்போம். அப்றோம் வண்டியெல்லாம் திருப்பி விட்டாங்க. ஆ அப்போ வண்டிய திருப்பி விடவும்ம் நாங்களும் திருப்பி இவ்வளோ தூரம் வந்துட்டு பழைய பாதையில தான் போகணுமா? அப்டின்னு சொல்லிட்டு திருப்பிவிட்டு அந்த மாதிரி ஏதோ ஒரு ஆ இது வந்து இல்ல ச ஒரு மாலை நேரம். அதாவது இ இரவுக்கு முன்னாடி அந்த நேரத்தில வந்து நாங்க வந்தோம். ஆ அப்போ நாங்க முன்னாடி இருக்கிற வண்டிய வந்து பின் தொடர்ந்துகிட்டே வர்றோம். எல்லா வண்டிகளும் திருப்பி உட்டாங்களே இனிமே என்னலாம் போங்க போங்க போங்க அப்படின்ட்டாங்க. அப்போ அந்த மாதிரி வந்துகிட்டு இருக்கும்போது, அ ஒரு இடத்துல வந்து நாங்க இது தேநீருக்காக தேநீர் அருந்துவதுக்காக ஒரு கடையில நிறுத்துனோம்.
ஓ. ஒ! ஓஹோ! பகல் நேரமா? ஒ! சரி, சரி. ஆஹ.

பொதுவா நம்ம எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு பயணம் போறது வந்து ரொம்ப புடிக்கும் வருஷச்சுக்கு 1 தரவையோ இல்ல வருஷச்சுக்கு 2 தரவையோ ஒரு லாங் ட்ரிப் போனா அது எல்லாருக்குமே ரொம்ப புடிக்கும். அந்த மாரி நீங்க எப்பயாவது ஒரு பயணம் போய் அங்க போய் இந்த விஷயத்த என்னால மறக்கவே முடியாது அப்டின்ற மாரி எதுவும் சம்பவம் இருக்குங்களா அதை என்கிட்ட பகிர்ந்துக்க முடியுங்களா?
கண்டிப்பாங்க. அதாவது வாழ்க்கையே வந்து ஒரு பெரிய பயணம் தான் நறைய பேர சந்திக்கிறோம் அந்த பயணத்துக்குள்ள பயணங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தாங்க. அ அ. <laughs> அதாது ஒரு கதைக்குள்ள கதைன்னு சொல்லும்போது எவ்வளோ அழகா இருக்கும் குட்டி கதைகள். அந்த மாரி தாங்க <chuckles> நம்ம வாழ்க்கையும் அது எப்டின்னா ஒரு நா நாங்க எங்கள பொறுத்த வரைக்கும் வந்து நாங்க ம் நாங்க 1 ஆளு தமிழ்நாடு 1 நாள 1 ஆளு கேரளா. ஆ அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நாங்க நறைய வந்து தமிழ்நாடு கேரளால இது வரைக்கும் பயணம் போய்க்கிட்டே இருப்போம் 1 வருஷச்சுக்கு 1 தரவையாவது கொறஞ்சது நாங்க வந்து போவோம்.
நிச்சியமா. அய அழகா சொல்றீங்களே! ம். அஹம்ஹம். ஆமா. அதா, கேரளால வந்து சுத்தி பார்க்குறதுக்குன்னே உருவான ஊர் அது அப்ப வந்து பயணம் நீங்க கண்டிப்பா போய் தானே ஆகணும். நீங்களே உங்க கட்டுப்படுச்சுறதுனால முடியாது இல்லயா? <laughs>
<laughs> அ <laughs> சரியா சொன்னீங்க அந்த இயற்கை காட்சிகள். அதே மாரி அங்க இருக்கிற மனுஷங்களும் வந்து ரொம்ப எதமா பேசுவாங்க க ஆசையா இருக்கும். அங்க போம்போதெல்லாம். ஆனா தமிழ்நாடு விட்டு போகிற மாரி ஒரு கஷ்டம் இருக்க தாங்க செய்யும் அது என்னன்னு தெரில அதே மாரி ம்.
ஒஹோ! <laughs> அப்போ நெ அடுத்த ட்ரிப்பு வந்து க் தமிழ்நாட்டுக்கு கூட்டிட்டு வந்துருங்க எல்லாரையும் தமிழ்நாட்ல இருக்கிற ஒரு இடத்த போய் பார்த்துட்டு வருவோம் அப்டின்னு
ஆமங்க. இல்லங்க அங்க கிளம்புவோம்ல எப்டியா இருந்தாலும் இங்கே தானே வந்து ஆவணும் சுத்தி சுத்தி அதனால அங்க இருந்து கிளம்பும்போது ஆனா அங்கேயிருந்து கிளம்பும்போது கூட எனக்கு ரொம்ப வருத்தமாதாங்க இருக்கும். ஐயோ அந்த ஊர விட்டு கெளம்புரம்னு. <laughs>
ஓஹோ! என்னங்க இது! எங்கே போ எ எங்கங்க கிளம்புனாலும் அர்த்தமா இருக்கு. அ. ஒண்ணும் பண்ண முடியாதுங்க <laughs>
<laughs> <laughs> அ அப்போ இந்த மாரி ஒரு பயணம் எங்களது தொடங்குச்சு எங்க குடும்பத்தில எல்லோருக்குமே ரொம்ப பிடிக்கும். என்ன மாமியார்லேருந்து என் குழந்தைங்கள்லேருந்து எல்லாருக்குமே வந்து இந்த பயணம் போறதுனா ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம்.

ஆ அப்போ அந்த மாதிரி போய்க்கிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, வந்து திடீர்னு வந்து ஒரு இடத்துல நாங்க என்னமோ அப்போ நாங்க வந்து இந்த ஆ ஜிபிஎஸ் இருக்குது பார்த்தீங்களா?
ஆமா.
அத பார்த்துக்கிட்டே நாங்க போறோம். போய்
ஓ! வழி தெரியாத ஒரு இடத்தில வந்து இந்த கூகுள் மேப் நம்ப போயிருக்கீங்க இல்லையா? <laughs>
<laughs> ஆ ஏதாவது கூகுள் மேப் இருக்குதாதான் கொண்டு போயிரும் நம்மள பிரச்சனை ஒன்னும் இல்லையா, ஆ கூகுள் மேப் கூகுள் மேப் ஆ சரி. அ அந்த கூகுள் மேப்ப எடுத்துட்டு நாங்க வந்து அவன பார்த்துக்கிட்டே போரான். அவ தான் சொல்றா அ டர்ன் ரைட் இந்த பக்கம் திரும்பு, அந்த பக்கம் திரும்ப நேரா போடு அதே அதாவது இந்த ஆட்டோ விவேக் சொல்லுவார் தெரியுமா ரைட்ல கைய போடுவோம் லெஃட்ல இண்டிகேட்டர போடுவோம் ஆனா, நாங்க நேரா போய்க்கிட்டே இருப்போங்கற மாதிரி அந்த மாதிரி ஒரு இதுல போனோம் அந்த கண்ண மூடிட்டு போனோம். அது உண்மையிலேயே தப்பாயிருச்சிங்க. <laughs>
ஆஹ! <laughs> <laughs> <laughs> ஆஹ, ஹ். அடடா! <laughs> எனக்கு தெரிஞ்சு நெறைய நாள் அப்டிதான் ஆகுது. அது போக எனக்கு இந்த கூகுள் மேப்ல வழி பார்க்கவே தெரியாதுங்க. எப்பயாவது கூட போம்போது என்னுடைய கணவர் கூட நான் அவர் கிட்ட லெஃப்ட் ரைட்ன்னு மாத்தி மாத்தி சொல்லி எங்கேயாவது போயிருவோம். அப்புறம் இந்த மாதிரி வழி தவறி போய் திரும்ப "போன இங்க கூடு" அப்டின்னு வாங்கி அதுக்கப்புறம் "இது எங்க இருக்கு நீ எங்க சொல்லியிருக்க? திரும்ப பின்னாடி போ ரிவர்ஸில 10 கிலோமீட்டர்." அப்டி மாரி தான் நெறைய கதைகள் ஆயிருக்கு எனக்கு எனக்கும், அதுக்கும் செட்டே ஆக மாட்டேங்குது <laughs> இந்த மேப்புக்கு. ஓ! உங்களுக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு சொல்லுங்க ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் போலயே.
அஹ தப்பிச்சு <laughs> <laughs> ம். <laughs> <laughs> அப்டினா கூகுள் மேப் டைவோர்ஸ் பண்ணிருங்க. அதான் நல்லது. <laughs>
கண்டிப்பாங்க. <chuckles> நான் அதான் அப்பவே சொல்லிருவேன் எனக்கு இது வராது. நீங்க வண்டி ஓட்டுவனா, அத பார்ப்பேனா நீ வந்து ஸ்பீக்கர்ல போடு அது என்ன சொல்லுதோ அத நான் கேட்டு ஓட்டிக்கிறேன் அப்டின்னுவாரு
ம். <laughs> உன்ன நம்பறதுக்கு அதே நம்பிட்டு போயிடுறேன். இல்லிங்களா. அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கனா, இந்த பயணத்துல அதே மாதிரி தாங்க நாங்களும் போனோம். நாங்க ஒண்ணுமே வந்து தப்பு பண்ணலைங்க போயிட்டு இருக்கும்போது. ம். அது ஆனா, என்ன ஆயிடுச்சுன்னா திடீர்னு பார்த்தா, அந்த இடமே அப்டியே இருட்டா இருக்கு நாங்க போற ரோடெல்லாம். சரி நாங்க ஜிபிஎஸ வந்து திருப்பி திருப்பி பார்க்குறோம். அது இன்னும் எதாவது டிராபிக் ஏதாவது காமிக்குது அப்ப முன்னாடி வண்டிகள் இருக்குதுன்னு தானே அர்த்தம் பார்த்தா, இதே போயிருச்சு சிக்னலே போயிருச்சு.
அதுதான். <laughs> நம்மள தவர வேற தப்பு எதுவும் பண்ணலங்க நாங்க. ஓ! நிச்சியமா.